இப்ப, நமக்கு பல நேரங்கள்ல நமக்கு ஒரு விஷயம் தோணும். நம்ம ஏதாவொரு வ் வ வி வேலைகள் பண்றப்ப, அல்லது ஏதாவது ஒரு பணிகளை முன்னெடுக்குறப்ப, நேரம்! அ அந்த எடத்துல ரொம்ப முக்கியோன்னு நெனைப்போம். இல்லாட்டி, அதிர்ஷ்டம் முக்கியோன்னு நெனைப்போம். அப்படி உங்களோட வாழ்க்கையில, நீங்க உங்களோட அனுபவத்துல, எது முக்கியோன்னு நீங்க நெனைத்தது உண்டா? அந்த அனுபவத்த பகிர்ந்துக்கங்க.
கண்டிப்பா. என்ன பொறுத்தவரைக்கும், கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். வாழ்க்கையில நேரம் வந்து மிக முக்கியமானது அப்படின்னு, நான் நெனைக்கிறேன். அ அதுக்காக அதிர்ஷ்டம் முக்கியமா, இல்லையான்னு கேட்டீங்கன்னா, அதிர்ஷ்டம்ன்றது வந்து நம்ம கூடயே வர்றது இல்லை. அது எப்போவாவது வரும். அது இஷ்டத்துக்கு வந்துட்டு, அது இஷ்டத்துக்கு போயிடும், அப்படின்னுவாங்க இல்லையா?
ம்ஹ்ம். ஆமாமா.
அ அதுதான் அதிஷ்டோம். நேரம்ங்கிறது பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அ இப்போ உங்களுக்கு வந்து, உங்க கைல வந்து, என்ன சொல்றது, வந்து படிக்கிற காலத்துல பாத்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம். என்னனு கேட்டீங்கன்னா? நீங்க படிக்கிறது தான் முக்கியமான விஷயம்.
சரி. ம்.
இப்போ, அதை விட்டுட்டு, நீங்க வந்து பல வேலைகள் வந்து, வி விளையாட்டுல ஆர்வம் காட்டுறது. இல்லனா, அது இது ஏதோ ஒரு திரைப்படம் பாக்குறது, ஊர் சுத்துறது. அப்படி இருந்துடீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்க கையில, அந்த நேரம் வந்து விரயம் ஆயிடும். ஆ
ரொம்ப சரியா சொன்னீங்க. ஆ.
ஆமா. அப்ப, அது ஆயிடுச்சுனு வச்சுக்கோங்களேன், இப்ப வந்து ஒ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, எனக்கு வந்து இந்த 10தாம் வகுப்பு படிக்கிறேன், அப்படின்ற, பட்சத்துல நான் வந்து, ம், அந்த நேரத்த வந்து வீணாக்கீட்டு, அ நண்பர்களோடு சும்மா சுத்திகிட்டு, எதையாவது எங்கேயாவது ஊர்லாம் போயிட்டு, இப்படி எப்படி இருந்துட்டேனாக்கா, அந்த 10தாம் வகுப்புல நான் ஃபெயில் ஆயிட்டேன், அப்படின்ற பட்சத்துல, என்னாகும்னா? என் கூட இருந்த நண்பர்கள் வந்து, அவங்க வந்து எக்ஸாமில வந்து தேர்ச்சி பெற்று, அவுங்க வந்து 11ஆம் வகுப்பு, இல்லைனா வந்து, அப்படியே படிப்படியா மேலே போயினு இருக்கும்பொழுது, நான் மட்டும் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 10தாம் வகுப்புல தோல்வி அடைஞ்சுகிட்டேன், அப்படின்னு சொல்லிட்டு அங்கயே நின்னுடுவோம். இது எதனால நடந்தது? அப்படினு நம்ம யோசுச்சு பாத்தோம்னா, நீ பண்ண வந்து அந்த நேர விரயத்தை வ் பண்ணீங்கில்லையா
ம்ஹ்ம். சரி, சரி. ம். ஆமா, ஆமா.
ஆ ஆனா அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு, இந்த வயதுக்கு இது விஷயம் இருக்குன்னு ஒண்ணு இருக்குது. அத வந்து நீங்க அ அத வந்து ஒரு சாதாரணமா எடுத்துக்கிட்டு, டேக்கிங் ஃபார் கிராண்டெட்ன்னு சொல்லுவோம் இல்லயா? ஆங்கிலத்தில.
ஆமா. அழகா சொன்னீங்க. ஆ.
ம். அத மாதிரி நம்ம வந்து வீணாக்கிட்டு அதுக்கு அப்புறம் வந்து பின்னாடி அய்யய்யோ! அன்னக்கி வந்து என் கூட சுத்தின பசங்கள்லாம் இன்னக்கி வந்து படிச்சிட்டு மேலே போயிட்டாங்க.
ஆ, நேரம் வந்து கையில இருக்கப்ப, அதனுடைய மதிப்பு தெரியாம அத வீணடிச்சுட்டு, அதுக்கப்புறம் எனக்கு அ இது இல்லயே! அப்பிடின்னு சொல்லி சொல்றமாரி தான் இருக்கு.
கண்டிப்பா. ஆமா. அப்படி இப்படி நான் என்ன பார்த்தேன், அப்படின்னா
அது நீங்க சொல்றப்ப, எனக்கு ஒரு பாடல் ஞாபகம் வருது. பாடல் வரிகள். அத கூட, உங்கள்ட்ட சுட்டிக்காட்டலான்னு விரும்புறேன். ஆ "சிலர் அல்லும் பகலும் வெறும் கல்லாய் இருந்துவிட்டு, அதிர்ஷ்டம் இல்லையென்று அலட்டிக்கொண்டார்." அப்பிடின்னு, நீங்க ஒரு பாடல் வரிய கேட்டுருப்பீங்க.
ஓஹோ! ம். நிச்சயமா. ஆமாமா. அது வந்து எம்ஜிஆருடைய பாடல். இல்லீங்களா?
அத தான் நீங்க சொல்ல வர்றீங்கன்னு நினைக்கிறேன். நான் புரிஞ்சிக்கிறேன் உங்க வார்த்தைகள்ல இருந்து அதுதான்
நிச்சயமா, நிச்சயமா. ஏன்னா, இதெல்லாம் வந்து இப்போ, நீங்க யோசிச்சுப் பாருங்களேன்! இப்ப அந்த கவிஞர் எழுதினவரு.
ஆ.
அவரு வந்து ஒரு ஒரு அனுபவம் இருந்ததாலதான எழுதிருப்பாரு.
ஆமாமா, ஆமா, நிச்சயமா.
இல்ல, எதையாவது ஒரு விஷயத்தை, நாம சுத்தி முத்தி இருக்கிற விஷயத்தை பார்த்து தான் வந்து நம்மளும் கத்துக்குவோம் இல்லையா. நீங்க பாடுன அந்த பாடலே கூட, அந்த கவிஞரும் கூட ஒருவேளை அவர் அனுபவிச்சிருக்கணும். இல்லன்னா ஒரு சுத்தி முத்தி இருக்கிற ஒரு நண்பர்களோ, உறவினர்களோ, பார்த்து இவருக்கு வந்து ஒரு அ அந்த அறிவு வந்ததால தான் அவர் வந்து சுட்டிக்காட்டியிருக்கிறாரு. இது எனக்கு தெரிஞ்சு இப்ப நீங்க பாடின பாடல். கிட்டத்தட்ட 50, 60 வருடங்களுக்கு முன்னாடி வந்திருக்கும்.
ஆமா. ஆமா. ஆமா. அப்பயே இது நித நிதர்சனத்த அன்னைக்கு சொல்லிட்டாங்கல்ல. பாடல் வரிகள் அழகா! "சோம்பேறியாக இருந்துட்டா சோறு கிடைக்காது தம்பி. நீ சுறுசுறுப்பு இல்லாம இருந்துட்டா, துணியும் இருக்காது தம்பின்னு" சொல்லியிருப்பார். அப்போ வந்து ம்.
ஆமா. ஆனா பாருங்களேன். ஆமா. ஆமா. அப்போ பாருங்களேன். இந்த 60 வருடத்திற்கு மின்னாடி சொன்ன ஒரு விஷயம். இன்னும் கூட பொறுந்துது அப்படிங்கிற பட்சத்தில, இது எதற்க்காக சொல்லிர்காங்க.
இன்னும் 50 வருஷம் கழிச்சும் அது பொருந்தும். அதில சந்தேகமே இல்ல.
கண்டிப்பா. அப்படி எதுக்காக அதை சொன்னாங்க அப்படின்னாக்கா, இதுதான் முக்கியமான விஷயம். ஏன்னா, அந்த நேரத்தை வந்து நம்ம விட்டுட்டோம். அந்த குறிப்பிட்ட அ காலத்த நம்ம விட்டுட்டோம், வீணடிச்சுட்டோம் அப்படின்ற பட்சத்தில, திரும்பி வருமான்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமா வராது. இப்போ அதிர்ஷ்டம் உங்களுக்கு வந்து இப்போ 10ஆம் வகுப்பில உங்களுக்கு வந்து ஒரு அதிர்ஷ்டம் அடிச்சிருச்சு. நீங்க வந்து படிக்காமலே என்ன பண்ணிட்டீங்கன்னா அ ஒரு குருட்டுத்தனமா போய் எழுதிட்டு, நீங்க வந்து தேர்வில வந்து வெற்றி பெற்றுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. சும்மா.
ம். சரி.
இப்ப இந்த அதிர்ஷ்டம் வந்து உங்களுக்கு வந்து, ஒரு வேள வந்து நீங்க பின் நாள்லயே பின்காலத்துல வந்து உங்களுக்கு எதோ ஒரு எடத்துல கூட திரும்ப வரும். ஆனா, நீங்க அந்த 10 வகுப்பில தோல்வி அடஞ்சுட்டீங்க பார்த்தீங்களா, அந்த வருடம் உங்களுக்கு திரும்பி வருமான்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமா வராது. இல்லையா? அ ஏன்னா, அது வந்து அது போய்க்கிட்டே தான் இருக்கும். கடந்து போறது தான் காலம். அ அப்ப, அத அந்த நே அ அந்த நேரத்தையும், காலத்தயும், நம்ம வந்து இழந்துட்டோன்ற பட்சத்துல, திரும்பி வேணா நீங்க பாக்க முடியுமே தவர, அதை நோக்கி வந்து முன்னோக்கி திரும்ப, எனக்கு வந்து நானு பத்தாம் வகுப்பு வந்து என்னால எழுத முடியுமான்னா, ஒரு வேளை நீங்க தேர்ச்சி ப ப தேர்ச்சிக்காக வந்து என்ன பண்ணலான்னா, பயிற்சி பெற்று திரும்ப எழுத முடியும். ஆனா, அந்த இழந்த 1 வருடம் இருக்கு இல்லைங்களா, அது உங்களால வந்து திரும்பி பெறவே முடியாது. அ பேசிக்கிட்டே இருக்கலாம் நம்ப. ஆமாம்ப்பா, என் கூட படிச்சவங்கள்லாம் இப்படிப்பா, அப்படிப்பான்னு பாத்தீங்கன்னா அவுங்கள உங்க கூட வந்தவங்க என்னான்னா, கடந்து போய்ட்டுருப்பாங்க. ஏன்னா, அவுங்கவுங்களுக்கு அவுங்களுடைய நேரம் வந்து மிக முக்கியமா இருக்கும். வாழ்க்கைல.
ம். ஆமா. அவ்ளதான் அவ்வளதான். ஒ 1 ஆண்டு முடிந்தது. நிச்சயமா, நிச்சயமா. ஆ. சரியா சொன்னீங்க. ஆ. ஆமா. அழகா சொன்னீங்க. அ. ம். சரி, சரி.
அ. அதேபோல, இந்த வேலையும் கூட அதே மாரி தான். இல்லைங்களா, இப்ப வந்து ஒரு படிச்சு முடிச்சிட்டீங்க. சரி, அ நான் வந்து வேலைக்கு போணும். பொறுமையா பாத்துக்கலாம். இப்ப என்ன அது அவசரம், அப்டின்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த காலம் கடந்து போயிட்டே இருக்கும். ஒரு கட்டத்துல வந்து ஒரு வேள இப்போ உங்களுக்கு வந்து என்னன்னா, உங்க அப்பா அம்மாவோ, உங்களுடைய உறவினர்களோ, இல்ல உங்களுடைய வந்து கூட பிறந்தவர்களோ கூட, உங்களுக்கு வந்து ஒரு உதவி செஞ்சுன்னு இருப்பாங்க. அ இந்தாப்பா நீ ஒன்னும் வேலைக்கெல்லாம் போ வேணாம், இந்த பணத்த வச்சிக்குனு நீ ஏதாவது பண்ணிக்கோ, அப்டின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒ ஒரு கட்டத்துல அவுங்கவுங்களுக்கும் வந்து ஒரு ஒரு வாழ்க்கை வரும். அது போக அவுங்கவுங்களுக்கும் வயசாகும். ஒரு கட்டத்துல எல்லாமே வந்து பிரிஞ்சு போகவும் நேரிடும். அ சில இழப்புகளும் வரத்தான் செய்யும் இல்லையா? அதுதான் வந்து இயற்கை.
ம். கண்டிப்பா. அழகா சொன்னீங்க. அ நீங்க ஏதாவது ஒரு தருணத்துல அ எ நான் அப்டி அதிர்ஷ்டம் தான் அப்டின்னு நினைச்சிக்கிட்டுருந்தேன். ஆனா வந்து அது அதிர்ஷ்டம் ஒண்ணும் இல்ல. என்னோட நேரம் போனதுதான் மிச்சமாயிடுச்சு. அ நேரத்தினுடைய க் ஆ ரொம்பவே அந்த முக்கியத்துவத்த உணர்ந்த தருணம் ஏதாவது இருக்கா, உங்கள் வாழ்க்கையில? அது சமீபமா, அல்லது கொஞ்ச நாள் முன்னாடி?
ஆமா. அதாவது எப்டின்னு கேட்டிங்கன்னா, அ நான் வந்து ம் அ படிச்சு முடிச்சுட்டு நான் வேல தேடி. ஓ நான் வந்து 1 மாத காலங்கள் வந்து 1 மாத காலம் வந்து இந்தியாவுல வேல செஞ்சேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அம். எனக்கு வந்து அந்த 1 மாசம் நான் வேலை செய்யும்போது என்ன சொன்னாங்கனாக்கா, நீங்க வந்து வெளிநாட்டுக்கு அ போகணும் அப்டின்னு சொல்ட்டு என்னோட முதல் வேலையிலலேயே சொன்னாங்க.
சரி. ம். அப்டியா?
ஆமா. அப்போ இது என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இது நான் எதிர்பார்த்து நான் அ அந்த வேலைக்கு சேரல. அம் இந்த வேலையில இது குடுப்பாங்க அது கொடுப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. ஆனா நான் சேர்ந்ததுக்கு அப்புறமும் வந்து இந்த மாரி நீங்க வெளிநாட்டுக்கு போகணும், அப்டின்னு சொல்ட்டாங்க. இப்ப இது இதுதான் அதிர்ஷ்டம் இல்லையா. இப்ப நான் வந்து அ இது இந்த அதிர்ஷ்டம் வரும், என்ன வந்து வெளிநாட்டுக்கு அனுப்புவாங்கன்னு நான் படிக்கல. அ அத நம்பி நான் வேலை செய்யல. ஆனா நான் அதுக்கு வந்து தயாரா இருந்துட்டடேன். எப்டி அப்டின்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய நேரத்த வந்து நான் மிக முக்கியமா வந்து நானு என்ன சொல்றது சரியா உபயோகிச்சுட்டு இருக்கேன். இல்லையா. ஏனா
ம்ஹ்ம். சரி. கரெக்ட்டா, நீங்க நல்லா, அழகா சொன்னீங்க. உங்க நேரத்த வந்து, ஆ நே சரியா சொன்னீங்க. அ அதாவது, அந்த நேரத்துல நீங்க அத உபயோக உபயோகிக்காட்டி, உங்களுடைய அந்த நேரம் வீணா போயிடுச்சுன்னா, வேஸ்ட்டு தான அந்த 1 ஆண்டு அல்லது 2 ஆண்டு. அ அத வந்து மறுபடியும் மீட்டெடுக்க முடியாதுல்ல. 1 தடவ போயிடுச்சுன்னா.
ஆமா. கண்டிப்பா. நிச்சயமா. அப்படி இருக்கைல, அப்ப நான் வந்து அத படிச்சு நான் வந்து, அந்த இ எதாவது நான் தயாரா இருந்தேன். எதோ ஒரு வேலைக்காக. எனக்குன்னு ஒரு வேல கெடச்சது. அந்த வேலைல வந்து, இந்த வெளிநாடு போகணுன்றது வந்தது வந்து, அது அதிர்ஷ்டம். அது வந்து, நான் இல்லனு சொல்லமாட்டேன். ஏனா, அத்
சரி, நீங்க வெளிநாட்டுக்கு போனீங்களா?
ஆமாமா. வெளிநாடு போய்ட்டு 3 வருடங்கள் அங்க இருந்தேன் நானு. அ முதல் வேலைலயே ஆமா. அ அதுக்கு அப்றோமா வந்துட்டு என்ன பண்ணன்னாக்க, இந்த இந்தியாவுக்கு திரும்பி வந்துட்டேன். எனக்கு வந்து, இந்த 3 வருடங்கள் வந்து அங்கே இருக்குறதால வந்து, கொஞ்சம் சலிப்பு தட்ட ஆரம்பிச்சது. அ சரின்னு சொல்லிட்டு, அங்க விட்டுட்டு இங்க வந்து வந்து இந்தியாவுல வந்து, ஒரு 2 வருடங்கள் வேலை செஞ்சேன்னு வச்சுக்கோங்களேன். அங் அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு அலுவலகத்துல வந்து, பன்னாட்டு நிறுவனத்துல தான் வேல செஞ்சேன். ம், அங்க வேல செஞ்சதுக்கு அப்றமா, அங்க வந்து எனக்கு அந்த மேலாளர் இருப்பாங்க, இல்லையா? அ அவங்க வந்து, அந்த வெளிநாட்டவரு. அப்போ, அவங்களுக்கும், எனக்கும் வந்து ஒரு ஆ என்ன சொல்றது, ஒரு ஒஒ முரண்பாடு ஏற்படுது, சரியா சொன்னீங்க. அப்ப ஏற்படுது. எனக்கு என்னனு கேட்டீங்கனாக்கா, நான் செய்ற வேலைய வந்து, சரியா செய்ணுன்றது தான் என்னுடைய பழக்கமே எனக்கு. அம், அப்போ அப்படி இருக்கையில, அவங்களுக்கும் எனக்கும் சரி வரலன்னும்போது நான் சொன்னே, "சரி இது எனக்கு சரி வரல, நான் விட்டுட்டு வேலைய விட்டுட்டு போறேன்" அப்டின்னு சொல்லிட்டேன். ம் அந்த குறிப்பிட்ட அந்த அலுவலகத்துல என்னன்னு கேட்டீங்கனா, 3 மாதங்கள் வந்து, நீங்க அ வேல செஞ்சுட்டு, அதுக்கப்பறம் தான் போக முடியும். அதாவது நோட்டீஸ் பீரியட் சொல்றோம் இல்லையா?
அப்டியா? சரி, சரி, ஆ. ம்ஹ்ம். சரி. ஆமா, ஆமா. சரி, சரி, ஆ. கருத்து முரண்பாடா? அ, அ. அரும, அ. ம், ம்ஹ்ம். ஆமாமா, 3 மாதமா?
ஆமா. 3 மாதங்கள்னு வச்சுக்கோங்களேன். அது பெரிய பன்னாட்டு நிறுவனம். இந்திய நிறுவனம் ஒண்ணு. அம் அப்போ அந்த என்ன சொல்றதுனா, எ அ வேலைய முடிச்சுட்டு நான் வந்து 1 மாசம் வந்து நானு அ கடந்துடுச்சு, அந்த 3 மாதத்துல. அ அதுக்கப்பறமாதான் நான் வந்து வேலையே தேட ஆரம்பிக்கிறேன்.
சரி, சரி. சரி, சரி. ஓ, சரி. அ அந்த மிச்ச இருக்ற 2 மாதத்துகுள்ள நீ ஒரு வேலய தயார் பண்ணணும்னு அவசரமா தேடுறீங்க.
ஆமா. அப்போ நான் வந்து அந்த வேலைய ஒன் தேட ஆரம்பிக்கும் பொழுது, எனக்கு வந்து ஒரு குறுகிய காலத்திலயே எனக்கு வந்து ஒரு வேல கெடைக்குது.
சரி. ஆஹா!
அவுங்க என்ன சொல்றாங்க, சரி உங்களுக்காக நாங்க வந்து 60 நாட்கள் கூட நாங்க வந்து அ காத்துருக்றோம். ஒண்ணு பிரச்சன இல்ல அப்டின்னு சொல்றாங்க. அ எனக்கு வந்து சரின்னு தோணுச்சு, ஆனா எனக்கு அந்த வே அதனுடைய வேலை வந்து எனக்கு அவ்வளவா வந்து எனக்கு திருப்தி இல்லன்னு வச்சுக்கோங்களேன். அ, ஆமா. புதிய வேலை வந்து எனக்கு அவ்ளவா திருப்தி இல்ல. இருந்தாலும் சரி இங்கேருந்து வெளில போகணுமே அப்டின்றதுக்காக, சரி நானும் வந்து சொல்றேன் அப்டின்னு இருக்கறேன். இப்போ இந்த 3 மாதங்கள் முடியுது, அந்த கடைசி நாள் ஒண்ணு வரும் இல்லையா? ஆ, அப்டி அந்த கடைசி நாள் வரும்பொழுது என்னன்னு கேட்டீங்கனாக்கா, உங்களுக்கு அந்த ஃபேர்வெல் அப்டின் சொல்லுவாங்க உங்கள வழி அனுப்பிவைப்பாங்க.
ம்ஹ்ம். அ புதிய வேல. <grunts> ம். ம். சரி. ஆமா, ஆமா. ஆமா, ஆமா. உங்கள வந்து பாராட்டி அல்லது உங்களுடைய பணியை செ ஒரு நினைவு கூர்ந்து ஏதாவது அனுப்பி வைப்பாங்க. ஆமா.
ஆமா. ஆ. அப்படி எனக்கு அந்த கடைசி நாள்ல வந்து என்னோடு சேர்த்து ஒரு 3, 4 பேருக்கு வந்து அன்னக்கி தான் வந்து இறுதி நாள் அன்னைக்கு. அந்த அலுவலகத்தில.
ஓ! அவங்க உங்களோட இன்னும் 2, 3 பேரும் கிளம்புறாங்களா?
ஆமா. அ அது என்ன பெரிய ஒரு எங்களுடைய குரூப்பே பெருசு. அம்
ம். ஆ. அவ்வளோ பெரிய நிறுவனத்தில இருந்து அப்படி வேலை விட்டு போற அளவுக்கு அவ்வளோ எளிதா முடிவெடுக்குறீங்களே முடிவு எடுத்தாங்களே அந்த மாதிரி அது என்ன எந்த அடிப்படையில பண்ணீங்க? ஒரே எனக்கு இந்த இடோ கொஞ்சம் புரிஞ்சிக்கணுங்கிற விருப்பத்துக்காக கேட்குறேன். அ நீங்க சொன்னீங்கன்னா, அது இன்னும் கொஞ்சம் எனக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஒரு மேலாளர் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில கருத்து முரண்பட்றார். நீங்க அது மிகப்பெரிய பன்னாட்டு நிறுவனம்னு சொல்றீங்க. நல்ல ஓரளவு நல்ல ஒரு உங்களுக்கு ஒரு சம்பளம் அந்த மாதிரிலாம் இருக்கும் அங்க. அ அதெல்லாம் விட்டுட்டு, நீங்க சட்டுன்னு ஒரு முடிவு இந்த ஒரு மேலாளருக்காக ஏன் இது நாளை இந்த வ க பொறுமைங்கிறது அந்த அந்த இந்த இடத்தில நேரம் கூட போருந்தும். நம்ம கொஞ்ச நேரம் காத்திருந்தோம் அப்படின்னா, ஏன் இது இந்த நிலைமை மாறாமல் போகலாமா என்ன? ஏன் அவ்வளோ அவசரப்பட்டு அந்த முடிவை எடுக்கணுமா?
கண்டிப்பா. ஆ. ஆமா. நிச்சயமா. ஆ. ம். அதாவது, அதான் நான் சொன்ன மாரி 2 வருடங்கள் நானு அங்க வந்து வேலை செஞ்சுருக்கிறேன். அ இப்ப எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்க வேலை செஞ்சு உங்கள வந்து உங்களுடைய அந்த க்ளையண்ட்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? உங்களுக்கு அவங்களும்கூட உங்களுக்கு வந்து என்னென்னா பாராட்டி, நீங்க செஞ்ச வேலைக்கு அதுக்கான அ உ ஊக்கம்லாம் குடுக்குறாங்க. அதற்கான அந்த ஈமெயில்லலாம் வருது எல்லாம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் இந்த மேலாளருக்கும் அவங்களுக்கு ஒரு சில பேர பிடிச்சிருக்கும் இல்லையா? ஆ அப்பிடி இருக்கையில என்ன பண்ணுவாங்கன்னா, உங்க மேலேயே வந்து எதையாவது ஒரு குற்றம் சாட்டினே இருப்பாங்க. ஏன்னா, பன்னாட்டு நிறுவனத்தில, நீங்க செய்ற வேலைக்கு வந்து, அ அது எப்படிப்பட்ட வேலைன்றத வந்து நீங்க உங்களுடைய அந்த க்ளையண்ட் சொல்றதுலேயே உங்களுக்கு புரிஞ்சுக்கலாம். சரிப்பா இவன் வந்து நல்லா செஞ்சிருக்கான். அ நல்லா செய்யலன்றது வந்து அதிலேயே தெரிய வெளியே வந்துடும் இல்லையா ம்.
ம்ஹ்ம். ஆமா, ஆமா. ம்ஹ்ம். ம், ம், ம், ம். ஆமா, ஆமா, ஆமா, ஆமா, ஆமா, ஆமா. ம் ம், ம். சரி. ம். ஆமா, ஆமா, ஆமா. நீங்க சொல்றது ரொம்பவே புரியுது. அந்த எல்லாமே சொன்ன பிறகும் அந்த மேலாளர் வந்து உங்கள வந்து இப்படி ஒரு இக்கட்டான நிலைமைக்கு ஆளாக்கிறப்ப, உங்களுக்கு வேற அந்த இடத்தில ஒரு வாய்ப்பு இல்ல. சரி நம்ம இதுக்கு மேலே இங்கே இருக்கிறது நல்லதா வராது. அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்து தான் நீங்க அந்த முடிவுக்கு வந்திருக்கீங்கன்னு புரிஞ்சிக்கிறேன் நானு. அது வந்து, அதுக்கு மேலேயும் நம்ம அங்கே தொடர்ந்தோம்னா, நமக்கு அந்த மரியாதைக்கே இழுக்கா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுரலாம். அப்படிங்கிற ஒரு உங்களுக்கு ஒரு மனதில ஒரு எண்ணம் தோன்றியிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் விரைவில அங்கிருந்து புறப்பட்டுட்டீங்க என்கிறதையும் உணரல. ஆ. ம், ம். ஆ, ஆ, ஆ சரியா சொன்னீங்க.
ம். ஆமா. அப் ஆமா. ஏன்னா, என்ன பொறுத்தவரைக்கும். அதுதான். ஆமா. ஏன் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆமா. ஏன்னா, சின்னவயசுலேந்தே என்னனு கேட்டீங்கனா, தன்மானம் மி மிக முக்கியம் அப்டின்னு சொல்லி, எங்க அப்பா வந்து சொல்லி கொடுத்து தான் வளர்த்திருக்கிறாரு.
அழகா, அழகா சொன்னீங்க.
அ. அதனால என்ன பண்ணுனாக்கா அங்கேந்து கெளம்பிட்டு பண்ணிடலாம்ன்னு, இந்த கடைசிநாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கிளம்புறதுக்கு முன்னாடி, எனக்கு வந்து ஒரு வேற ஒரு வேலைவாய்ப்பு வருது. "அது என்ன?" அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, சிங்கப்பூர்ல வந்து நீங்க வேற ஒரு பன்னாட்டு நிறுவனம். அதாவது விப்ரோன்னு வச்சுக்கோங்களேன். ஆ. முதல்ல நான் வேலை செஞ்சது டிசிஸ்சு. அடுத்து வந்து நானு
ஆமா, ஆமா. ம், ம். சரி. கரெக்ட்‌டா சொன்னீங்க. ஆ. அப்படியா? ஆ. ஆ. சரி, சரி. ஆ, ஆ, ஆ, ஆ. எல்லாம் உங்களை வந்து வெளிநாட்டு நிறுவனம் தான் நெறைய கூப்பிட்டுருப்பாங்க போல இருக்கு. பரவாயில்ல.
<laughs> அங்கேந்து வந்து சொல்றாங்க. எனக்கு வந்து wipro technology சிங்கப்பூரு அங்க வந்து உங்களுக்கு வந்து ஒரு வேலை அப்படினு சொல்றாங்க. அன்னைக்கி நீங்க நம்ப மாட்டீங்க? அன்னைக்கி அதே ஒரே நாள்ல வந்து நானு அந்த கிட்டத்தட்ட 3, 4 அ து இது நடக்கும் இல்லையா? நேர்காணல்.
சரி, சரி. ஆ. ஆமா, ஆமா, ஆமா.
அத முடிச்சு எனக்கு வந்து சொல்றாங்க.ஒரு வாரத்தில நீங்க வந்து 1 வாரம் 10 நாள்ல நீங்க வந்து ஆ சிங்கப்பூர்‌ல வந்து சேர்ந்துரனும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ, இது இதுவும் கூட அதிர்ஷ்டம் தான்.எனக்கு நடந்தது. ஆனா, என்னன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு கூட நான் தயாரா தான் இருந்திருக்கிறேன் இல்லையா? என்னனா, உங்கள காலம் வந்து சில நேரம் வந்து அப்படியே கூட்டினு வரும். ஏதோ ஒரு விஷயத்த உங்கள தயார் பண்ணிவை
சரி. புரியுது. அழகா சொன்னீங்க. அந்த காலம் தான் நீங்க வந்து உங்களை வந்து தயார்படுத்தி கூட்டிட்டு போயிருக்கு. அது அழகாக சொன்னீங்க. நிறைய நல்ல விஷயங்களை பகிர்ந்துகிட்டிங்க. நேரம் வந்து உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் ரொம்பவே முக்கியமானது? அப்படிங்கிறதை உணர்த்திச்சு அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப அனுபவப்பூர்வமா சொன்னீங்க. உங்களுடைய பணியிடத்தில ஏற்பட்ட அந்த உங்களோட அனுபவம் வந்து அந்த மேலாளர் கிட்ட ஏற்பட்ட பிரச்சனை, இதெல்லமே வந்து அடுத்த அடுத்த கட்டத்துக்கு உங்கள கூட்டிகிட்டு போய் நான் அடுத்ததா வந்து ஒரு நல்ல இடத்துலேயே மீண்டும் ஒரு வேலைவாய்ப்புலாம் உருவாக்கித் தந்து, ஆ அது எல்லாத்துக்குமே காரணம் நேரம் தான் அப்படிங்கறத கடைசியா கொண்டு வந்து அழகா முடிச்சீங்க. உங்களோடு பேசியது ரொம்பவே மகிழ்ச்சி அளிக்கிறது. நன்றி.
ஆமா. மிக்க மகிழ்ச்சி. நன்றி.